ஆமா. அது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதுவும் வந்து எப்பயுமே இந்த மன்னிப்பு கேட்கறது அப்டிங்கிறது, அது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஆ நம்பளுடைய எல்லாருக்குமே ஈகோ அப்டின்றது ஒண்ணு இருக்கும். அந்த ஈகோவையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், அப்டின்னு நெனைக்கும்போது தான் வந்து மன்னிப்பு கேப்போம். இப்ப வந்து சில விஷயங்கள்ல பார்த்தோம்னா, யார் மேல தப்பு இருக்கோ, அவுங்க தான் வந்து கேட்கணும். அப்டிங்கிற எண்ணம் எல்லாம் போயி, எனக்கு வந்து, தப்பு யாரு அப்டின்றது முக்கியம் இல்ல. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். நான் அதனால நான் போய் சாரி கேட்கறேன். அப்டிங்கிறது வந்துட்டு எவ்ளோ அழகா இருக்குது? நீங்க அந்த மாரி யார்ட்டயாச்சும் போய் இப்போ உங்க ஃப்ரெண்ட் கேட்டது மாரி, நீங்க யார்ட்டயாச்சும் போயி, தப்பு அங்க மேலேயே இருந்தாலும் சரி. ஆனா, நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் போய் சாரி கேட்கறேன். அந்த மாரி ஏதாச்சும் நீங்க பண்ணியிருக்கீங்களா?
ஆ நானுமே பண்ணியிருக்கேங்க. ஏனா வந்துட்டு, அந்த லெவல் வந்து அந்த இடத்துல வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். நட்பு நீடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அததான் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். அந்த நட்பு வந்து பிரிஞ்சு போற நிலை வந்துரக்கூடாது. அந்த அளவுக்கு போயிறக்கூடாது அப்டிங்கறதுல, நாங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தோம். எங்க அ எங்க வகுப்பலயும் சரி, எல்லா பிள்ளைங்களுமே சரி. ஒருத்தர், ஒருத்தர் பேசாம இருந்ததே கிடையாது. எங்க வகுப்பே வந்து ஒரு யூனிட்டியா இருப்போம். அந்த அளவுக்கு அ எல்லாருமே ஒரு தோழமையா பழகுவாங்க. ம். அந்த மாரி இந்த மாரி உயிர் தோழிகள்னு நாங்க 3 பேர் இருந்தோம் பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் வந்துட்டு, அ விட்டே குடுக்க மாட்டாங்க. எந்த இடத்துலயுமே. ஏதாவது ஒண்ணுன்னா, யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து நிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாவே தான் போச்சு.
ஓ! சரி, சரி. ஓகே, ஓகே.

ஓ! சரிங்க. சரி. இப்போ சின்ன புள்ளையிலலாம் நம்ம வந்து காவுட்டுருவோம். <inhales> அதுக்கப்புறமா சேரும்போது உன் பேச்சு பழம் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேருவோம். <inhales> இப்போ அந்த மாதிரி ஆ <tsk> இ இப்போ நல்லா நம்ம வந்து விவரம் தெரிஞ்சதுக்குப்புறமா பெரியவர் ஆனவர்க்கப்பரமா நம்ம வந்து யார்ட்டியாச்சு ஒரு மனச்சிரமம் காரணமா, நம்ம வந்து போய் டைரெக்ட் ஆ சண்ட போட்டுட்டு இருக்க மாட்டோம். <inhales> ஓகே அவங்க இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு வெலக் அ வெலகியிருப்போம். அப்ப வந்து திரும்பி அவங்ககிட்ட பேசணும்னும்போது, ஒரு சாரின்னு ஒரு மெசேஜ் அம்ச்சுட்டு நம்ம சேர்றதோ, இல்ல மொதல்ல கால் பண்ணி சும்மா அப்டி பேசிட்டு, அதுக்கப்புறமா அவங்கள மீட் பண்ண போறதோ, அந்த மாரி ஏதாச்சும் அனுபவம் இருக்குங்களா?
கண்டிப்பா, எப்பயுமே அந்த மாரி தான் அனுபவம் தான் அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சன நாங்க வந்து ஏதோ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்ப்டின்னா, அ கான்ஃபரன்ஸ் கால போட்டுருவோம் அப்போ. ம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டோனா, அப்ப்டடியியே பேசிட்டே இருக்க மாரி எல்லாருமே எதார்த்தமா பேச ஆரம்பிச்சுருவோம், அப்போ அந்த பிரச்சனையே வந்து மறந்துருவோம். அந்த மாதிரி வந்துட்டு கான்ஃபரன்ஸ் கால் போட்டோம்னா, அ, யார் கூட பிரச்சனையோ, அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு இன்னொருத்தர் வந்து அமைதியா இருந்துருவோம். அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நாங்க அதிகமா பேச மாரி இருக்கும். அப்ப இதே இது என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க மொத்தமாவே 3 பேரு தான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம்னா இந்த மாதிரி பண்ணிருவோம் நாங்க.
சரிங்க ஓ! சரி, சரி.